<clicks tongue> நிச்சியமாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல போன ஒரு பயணம், 10 நாள் வந்து, அந்த பயணம் ஏற்பட்டது. அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு போக படிக்கும்பொழுது, 10ஆம் வகுப்பு முடித்த அப்புறம் 11ஆம் வகுப்பு முதல் அந்த இதுல பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போணம். அதுவும் அந்த ஆ பார்த்தீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் வந்து சுத்தி பார்க்கலாம். அப்டின்றதுக்காக போகும்பொழுது சின்ன சின்ன கோவிலும் இருந்தது. அதுக்கு ஏத்தாப்போல வந்து நெறைய விஷயங்கள். இந்த குற்றாலம் ஆகட்டும் அதுப்போல நெறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது நான் பார்த்தேன். அப்ப வந்து சின்ன வயசில நான் நெறைய இடத்துக்கு போய் அந்த அளவுக்கு விவரம் தெரியலனாலும் இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் பயணம். அது ப பத்தாதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பமா போறோம் அதனால வந்து ஒரு சாரசட்டமான ஒரு விஷயங்கள் நடக்கும்ல. அதாவது நம்ம குடும்பமா போ ஆ ஆமா <chuckles> அது போல ஆகும் போது. இந்த சாப்பாடு வந்து சரி நம்மளே செய்யலாம் அப்டின்ட்டு இந்த எல்லா பாத்திரம் அதுக்கப்புறம் எல்லாம் ஆ நான் வெஜ் செஞ்சாங்க. பிரியாணி செஞ்சாங்க. அப்பா! எல்லாம்
சரிங்க. சரிங்க. ஓ! சரிங்க. ம். ஆமாங்க. நெறைய பேர் போறோம் ஜ ஜாலியா இருக்கும் அந்த மாதிரிங்களா? சரிங்க. ஓ! ஓ! சூப்பர்ங்க, நல்ல கிளைமேட் நல்ல ஒரு டிஷ்ங்க
ஆ ஆமா. அதுவும் பார்த்தீங்கன்னா, அ ஒருபக்கம் வந்து காய்கறி வெட்றது. 1 பக்கம் வெங்காயம், தக்காளி இது பண்றதா இருக்கட்டும். 1 பக்கம் கறி, அதுவும் அது குற்றாலம் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெய்வீகமா வந்து <chuckles> தெரியும். அதே வந்து சாதாரண நேரத்தில போகும்பொழுது, நம்ம இது தான அப்டின்ற போல அ ஜாலியா வந்து குடும்பத்தோட வந்து குளிச்சிட்டு, ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் மீன் வறுக்கதா இருக்கட்டும், ஒரு பக்கம் கறி ஆ அதாவது பிரியாணி செய்றதா இருக்கட்டும். அவ்வளோ பிரமாதமா இருந்தது. அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்து எப்ப எப்ப எப்ப ரெடி ஆகும்? எப்ப ரெடி ஆகும்? அப்டியே இலைய போட்டு <laughs> உக்காந்து. அ ஆமா, நிச்சியமா, நிச்சியமா. அதும் அந்த பெரியம்மா பெரியப்பா "இரு இரு பொறு பொறு போயிட்டு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வா, எதுக்கு? இன்னும் 9 நாள் 10 அ 8 நாள் ட்ரிப் இருக்கு. நான் போய் சளி புடிச்சிட்டு வரட்டுமா." அப்டின்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு அப்டியே அப்டியே அந்த சுட சுட சுட சுட அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ம். பாருங்களேன் மணி ஒரு 6 மணிக்கு இருக்கும். அந்த மா அந்த டைம்ல பார்க்கும்பொழுது, ஆமாம்மா மாலை 6 மணி. ஏனா, நாங்க வந்து எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா எல்லாமே, கறி கிறிலாம் வாங்கிட்டு வரத்துக்கு தேவையான பொருள். அதுவும் உப்பு கிப்புலாம் மறந்துட்டாங்க வேற. அங்க போயிட்டு வேற வாங்கிட்டு வந்து எல்லாமே விஷயம்லாம் இது பண்ணுபோது
சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா, அதுவும் இந்த தண்ணிலலாம் குளிச்சிங்கன்னா, பயங்கரமா பசி எடுக்கும். சரிங்க. சரிங்க. மாலை 6 மணிங்களா? அ, ஓ! எப்டிங்க அங்க ஒரு டூர் போன இடத்துல எப்டிங்க உக்காந்து சமைக்கிறது?